கையிலேயே பிடிக்க முடியாது அந்த மாதிரியா மழை வந்ததுன்னா.
ஆமா. கொழந்த மாரி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் அவள. அந்த அளவுக்கு அவளுக்கு மழைன்னா புடிக்கும். ஸோ, என்னையுமே அதில ஈடுபடுத்திட்து நெறைய விஷயங்கள். அட்லீஸ்ட் "என்ன வந்து நீ கார்லயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போ. நான் வந்து எனக்கு நீ எங்கேயும் எதுவும் வாங்கித் தர வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். போயிட்டு கார் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு, எனக்கு அந்த மழை விழுகிற சத்தம்லாம் கேட்கணும்" இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் விரும்புவாங்க. ஸோ, அந்த மாதிரி விஷயங்கள அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நாள் இப்போ பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது அது கொஞ்சம் மனசுக்கும் ரிலாக்ஸா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் தருதுன்னே சொல்லலாங்க.
<laughs> ம். ம். ம், ம். ம். உண்மையாவே அந்த மழைன்னு வந்துட்டா, அந்த பெரியவங்க கூட சின்னவங்களா ஆயிருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தான் யாரா இருந்தாலும் இப்போ எனக்குமே வந்து அந்த அவ்ளோ நாள் கோடை காலங்கள பார்த்துட்டு, அந்த அடுப்படியிலலாம் நிக்க முடியாது <snorts> அந்த மாரிலாம் பார்த்துட்டு, அப்புறம் எங்களுக்கு அந்த அடுப்படி பக்கம் ஒரு ஜன்னல் இருக்குமா? அந்த மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு காத்து அப்டியே வீசும் பாருங்க. அப்பாடான்னு எங்களுக்கு <snorts> மூச்சு வர்ற மார்ரி இருக்கும். ஆமா. <chuckles> சமைக்கலையாவது ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுமாரி அ இப்போ உங்களுக்கு மழைக்காலம் வந்ததும் அ முன்னாடியே உங்களுக்கு இல்லைனா சில சிரமங்கள் எதுவும் தோணுமா? நம்ம "ஐயோ காரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வேலைக்கு எங்கேயாவது போ வெளியே போறது கொஞ்சம் சிரமமா இருக்கும்" அந்த மாதிரிலாம் எதுவும் தோணுமா?
கண்டிப்பா. ம். ஆமா. சரியா சொன்னீங்க. இப்ப தாங்க விடிவுக்காலமே வந்துச்சுன்ற மாரி ஒரு சந்தோஷமா இருக்கு. இல்லைங்க மழைக்காலம் எப்போ எங்கள் ஊருக்கு வருன்ற மாரி இருக்கும். ஏன்னா எங்க ஊருக்கு மழைக்காலம் வந்தாலுமே அந்த கிளைமேட் மாறும். ஒரு ஒரு 2 3 மாசத்துக்கு அந்த மழைக்காலம் நீடிச்சாலுமே ஒரு 10 மழை அவ்வளவு தாங்க ஓரளவுக்கு நல்ல மழை கெடைக்கும். அதுக்கப்புறம் மல்ல மத்த எல்லாமே இந்த சாரல் மழைன்னு இருக்கும்னு பார்த்தீங்களா?
ஓ! ம். ம். ஓ! ஆமா, லேசா அந்த மழை தூவுற மாரி. ம், ம்.
ஆமா. அந்த மாதிரி தான் ஸோ எங்க ஊர்ல நெறைய நெறைய விவசாயிங்கள்லாம் போயிருச்சு. தென்னை மரமே பார்க்க முடியலங்க. ஏன்னா, எங்க ஊர் சைடெல்லாம் இந்த பொள்ளாச்சி பக்கத்தில தான் இருக்கும். ஒரு 50 கிலோமீட்டர் முன்னாடிலாம் இங்கே தென்னைமரம் அவ்வளோ ஃபேமஸ். அவ்வளோ அவ்வளோ பெரிய தென்னை எளநீ எல்லாம் வரும். இப்போலாம் தண்ணி இல்லாததுனால நிறைய பட்டு போய் அந்த விவசாயத்தையே விட்டவங்களலாம் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, நான்லாம் எப்படா வரும் தான் ஏங்குவனே ஓழியே, "ஐயோ! வந்தா எங்காச்சும் எங்கயாச்சும் போகலனாலும் பரவாயில்ல தயவுசெஞ்சு நீ வா" அப்படின்ற <chuckles> மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கே குளம் ஏரிகள்லாம் நெறைய கட்டி வச்சுருக்காங்க எங்கள் ஊர்ல. ஆனா, அதெல்லாம் நான் ஒரு டைம் நம்புனதே இல்ல. நானும் எப்போவாச்சும் ஒரு நல்ல மழை பெஞ்சதெல்லாம் நம்பி நானும் வாழ்க்கையில எப்போவாச்சும் பார்த்துலாம்னு பார்க்குறேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கவே மாட்டேங்குதுங்க. ஏன்னா விவசா அந்த மழைக்காலம் தானே விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு உயிர் நாடி மாரி. அதை நம்பி ஆமா, எவ்வளோ பயிர்கள் கடன்கள் இந்த மாரி எவ்வளோ விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கு. ஸோ, அப்டி இருக்கும்போது மழை வந்துட்டு வராம இது நெறைய நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களால வாழ்க்கையில வந்து சமாளிக்கவே முடியல. ஏன்னா இப்போ கடைக்காரங்கலாம் போய் பார்க்குறேன். நம்மகிட்ட ஒரு ஒரு நாள் நான் நின்னுக்கிட்டிருக்கும்போது, ஒரு தக்காளி வந்து ஒரு டிப்பர் வந்துட்டு அவங்க அந்த ஒரு பெரிய ஒரு <tsk> இது மாதிரி கூடை மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அது வந்துட்டு, அந்த கூடையே மொத்தம் ரூ. 150 ரூ. 200க்கு ரூபாய்க்கு தான் வாங்கினாரு. அது எப்படியும் ஒரு பதினைந்து, இருபது கிலோக்கு மேலே இருக்கும். ஆனால் நம்ம கிட்ட அதே தக்காளி ரூ. 40க்கு மேலே விக்கிறாங்க.
ம். ம். ம் ம். ம். அச்சோ! ம். <laughs> ம். அச்சோ! <chuckles> அ. அது ஏன்? ம். கண்டிப்பாங்க. ம். ம். ம். ம். ம். ம், ம். ஓ!

கண்டிப்பாங்க. அ இந்த மழைக்காலங்கள் எவ்வளோலாம் நல்லது குடுக்குது பாருங்களேன். எல்லாருக்குமே நம்ம ம் மனிதர்களுக்கும் தண்ணி குடுக்குது. அ விலங்குகள், பறவைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து, அது ஒரு சி சில விஷயங்கள், அ எல்லாம் கிடைக்குது. அது போக நீங்க எப்படிலாம் நீங்க வந்து அ உ உணர்ந்துருக்கீங்க? இந்த மழைக்காலம் வந்ததும், அ ம் "ஆஹா, நான் நமக்கு நல்லாருக்கும் ச ஜாலியா இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு பயணமாவது மேற்கொள்ளணும்? இந்த மழை வர்ர வரையில ட்ராவலாவது பண்ணணும்." அந்த மாரிலாம் உங்களுக்கெல்லா எண்ணங்கள் இருந்திருக்கா?
ஆமாங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. மழைக்காலம் வந்துட்டாலே, எனக்கு, எனக்கு கூட பரவாயில்லங்க. என் மனைவியோட இத, கையிலயே பிடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சின்ன குழந்தைலருந்தே மழையில வந்து பயங்கரமா நனைவாங்க. இப்போலாம் என்னையும் கூட்டிகிட்டு போய் நனைய வச்சு, சளி பிடிச்சு, பல பிரச்சனைகள கொண்டு வந்து விட்டுடுறாங்க. அது அவங்களுக்கு மழையில நனைஞ்சிட்டே போய், எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். அதுவும், இந்த வெளிய பெருசா வெளியே தான் அப்ப ஆசைப்படுவாங்க. கிராமமா இருந்தாலும், "போய் மசாலா பொரி சாப்பிடலாம், ஏதாவது சுண்டல் சாப்பிடலாம். வா." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவாங்க. ஸோ, மழைக்காலங்கள்ல வந்துட்டு எங்களுக்கு இந்த மழைக்காலம் ஏன்னா, இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசம் தான் ஆகுதுங்களா. எங்களுது காதல் கல்யாணம் தான். முன்னாடியே பார்த்துருக்கேன். இவங்க மழை வந்தா எப்பிடி இருப்பாங்கன்னு. இந்த டைம்லா நிறைய டைம் மழை வரும்போது, அவங்க காணாம போய், எங்க வீட்ல எங்க? எங்கேன்னு தேடம்போது பார்த்தா, மொட்ட மாடியில போய் தனியா நஞ்சிட்டு, அப்ப‍டியே தப்பாடிட்டு வருவாங்க. அம்மா, பாட்டி எல்லாம், "ஐயயோ! ஏன் இந்த பிள்ள இப்பிடி பண்ணுது? சளி புடிச்சிரும் சொன்னா, கேட்க மாட்டேங்குது. தல" ஏன்னா, அவங்களுக்கு சைனஸ் இருக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் எது, எவ்வளோ இருந்தாலும், அந்த மழன்னு வந்துட்டா, அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க.
<laughs> ம். ஓ. <laughs> அச்ச‍ச்சோ! ம், ம். ம், ம். <laughs> ம். ம், ம், சரி சார். <laughs> ஆ. அச்சச்சோ! <laughs> <laughs> ம். <laughs> அ, ம், ம்.